ம். இப்போ வந்து அந்த சன்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய மலையிலிருந்து சூரியன் உதிக்கிறதை பாக்குறதுக்கு அவ்வளவு வந்து அழகா இருக்கும். அதே மாதிரி சூரியன் அடையறதை பாக்குறதுக்குமே இன்னுமுமே அழகா இருக்கும். அந்த மாதிரி நீங்க சூரியன் உதிச்சத பார்த்த அனுபவம் இருக்கா? அது எங்க பாத்தீங்க? எந்த மாதிரி நேரங்கள்ல வந்து அது பாத்தீங்க? யாரோட பாத்தீங்க? அதைப் பத்தின அ ஏதாவது அ தகவல்கள் என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
ஆ, கண்டிப்பா. அதாவது, அ எங்க ஊர்ல இந்த மாதிரி எனக்கு அனுபவம் இல்ல. ஆனா சுற்றுலாக்காக என்னோட அ கணவரோட தங்கை, அதாவது என் நாத்தனார் வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். அப்போ எல்லாருமே, அ என்னோட சின்ன மாமியார், மற்ற நெருங்கிய உறவினர்கள் எல்லாரும் அங்க இருந்தோம். அங்க நாங்க இந்த மாரி சேர்ந்து இருக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெளிய போவே மனசு வராது. வீட்டிலயே எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அப்போ என்னோட நாத்தனார் சொல்றாங்க, "வாங்க நாளைக்கு வந்து விடியற்கால்ல நம்ம ஒரு இடத்துக்கு போலாம்" அ ரொம்ப நல்லா இருக்கும் அ சூரிய உதயத்தை பார்க்கன்னு. ஆனா எங்களுக்கெல்லாம் விருப்பமே இல்ல. ஐயோ ஏன்? நம்ம வந்து வீட்ல இருக்கலாம். பொறுமையா எந்திருச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணலாம்ன்னா, இல்ல, இல்ல நம்ம கண்டிப்பா போறோம்ன்னு சொல்லிட்டாங்க. அதனால
ஓ! நல்லது. கண்டிப்பா. <laughs> ஓ! அது வந்து மலை ஏறிப் போற மாதிரி இருக்குமா அந்தப் பயணம்?
ஆமா, ஆ, அதாது மலையில வந்து நம்ம 4 சக்கர வாகனத்துல போயிரலாம் ஒரு தொலைவு வரைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் கொஞ்சம் நடக்கணும்.
அதுக்கப்புறம் ஓ! வயதானவர்களும் நடந்துட்டாங்களா உங்க குடும்பத்துல?
ஆமா, அதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யமான கதையே.
பரவாயில்லைங்லேங்க. ஆ, சொல்லுங்க, சொல்லுங்க கேட்போம்.
அதாது, ஒரு அளவுக்கு எல்லாரும் அந்த, ஆ கார்கள்ல போற வரைக்கும் 2 பெரிய கார்ல போயிட்டு இருந்தோம். போற வரைக்கும் சந்தோஷமா பாட்டு பாடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க போம்போது நமக்குக் காலை பொழுதும் அதுவும் அங்க வந்து ரொம்ப குளிர் ஜாஸ்தி. அப்போ பெரியவங்க எல்லாம் இறங்கின உடனே டீ கடைகள் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. போயி எல்லாரும் டீ
சரி. ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. குளூருல வந்து நம்ம வந்து ஒரு தேனீர் அருந்துனாதான் தான் அந்த ஒரு இது, அ கிடைக்கும் இல்லையா?
ஆமா, அப்போ என்னோட நாத்தனார் மட்டும் பதற்றத்தோடே இருக்காங்க. வாங்க, நம்ம வந்த காரண காரியமே வந்து <chuckles> மிஸ் ஆயிடும். வாங்க வாங்கன்னு.
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா சன்ரைஸ்ங்கும் போது அந்தக் காலை நேரத்துல உதிக்கம்போது பாத்தாதானே அதோட அனுபவம் வந்து நமக்குக் கிடைக்கும்.
ஆமா. அப்போ சரி எல்லாரும் வந்து அவசர அவசரமா ஒரு டீயோ, காஃபியோ குடிச்சிட்டு, அ, திரும்ப ஏற ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் தூரம் போனோனே, வீட்ல பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, எதுவா இருந்தாலும் நாங்க இங்க உக்காந்து ஏன்னா அங்க நிறைய பெஞ்சுகள்லாம் இருக்கும். ஆ, அது வந்து கற்களையே அப்படி குடஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற அந்த திண்ணைகள் மாரி இடங்கள்ல நாங்க உக்காந்துக்குரோம். அ நீங்க எல்லாம் நடக்க முடியும். நீங்க போயிட்டு வாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குளுர்ல நடக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மூச்சு விட முடியாது நமக்கு.
சரி, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க, ஆ.
அப்போ, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாம் அங்க உக்கார வச்சிட்டு அ தொலைபேசியில நீங்கத் தொடர்பு கொள்ளுங்க. ஏதாவது, வேணுன்னா அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க
மலை மேல வந்து தொலைபேசியில தொடர்பு கொள்ள முடியுமா?
அ, இல்ல, அங்க ஒரு அளவுக்கு ஒரு பகுதி வரைக்கும் நல்லாவே சிக்னல்லாம் இருந்தது. முதலயே, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன்னா, 2 வாகனத்துல போனனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்ப அப்படிதான் கொண்டுட்டோம். அ நீங்க, வந்துட்டீங்களா அப்படின்னு?
ஓ! சரி, சரி, சரி. நல்லது, நல்லது. ஓ!
அடுத்து நாங்கல்லாம் ஏறோம் ஏறோம் ஏறோம். எங்களுக்கு ஒரு நேரத்துக்கப்புறம் முடியல, அப்போ நாங்களே சொல்றோம், அய்யயோ! இதுக்கு மேல என்னாலயே முடியாது, அப்படின்னு நான்லாம் வந்து சொல்லிட்டேன். போயில்ல
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ வயதானவர்கள் வந்துருந்தாங்கனா, இன்னும் ரொம்ப சிரம்மமா ஆயிருக்குமே இல்ல?
ஆமா, அப்போ ஒண்ணும் முடியல, அப்போ வந்து, சரி இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு போகலாம். அப்படின்னா, என்னோட நாத்தனார் வந்து, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடிட்டே போலாம். இல்ல, ஏதாவது கத்திட்டு, சத்தம் போட்டுட்டு, விளையாண்டுட்டு போகலாம். அப்போ யாருக்கும் தெரியாதுன்னு
ஓ! இது ட்ரெக்கிங் மாதிரியா? <chuckles> ஓ!
ஆமா, அவங்க வந்து போட்டிகள்லாம் வைக்கிறாங்க. யாரு முதல்ல போய் அந்த இலக்கை தொடுறது, யாரு வந்து இந்த மாரி பண்றது, அந்த மாரி நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளேயே பேசி சிரிச்சுக்கிட்டு போயிட்டோம். அந்த இடத்துக்கே போயிட்டோம். அதை பாத்தீங்கன்னா, அந்த மலையோட மேல் பகுதி கொஞ்சம் அ சரிவா இருக்கும். ஆனாலும், அங்க வந்து ஃபுல்லா நம்ம கண்ணுக்கிட்டுன தூரம் வரைக்கும், மக்கள் வந்து, அங்கங்க அங்கங்க உக்காந்து இருக்காங்க. இடைவேளைகள் விட்டு விட்டு, எல்லாரும் வந்து உதயத்தை பாக்கறதுக்காக நமக்கு முன்னாடியே வந்து இருக்காங்க.
அ. ஓ! அ, நீங்கதான் லேட்டா போயிருக்கீங்க, அப்போ,
ஆமா, ஒண்ணும் அது வந்து ஆரம்பிக்கல. அப்போ, நாங்களும் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ரொ நிறைய காலியா இடம் இருந்தது. என்னோட, நாத்தனார் வாங்க நமக்கு வந்து நல்ல ஒரு வ்யூ கிடைக்கணும், நம்ம முன்னாடி ஆட்களே இல்லாத மாதிரி இடத்துல போய் உக்காரணும்ன்னு, கொஞ்சம் ஒரு உயரமான பகுதியில போய் உக்காந்துட்டோம். உக்காந்துட்டு காத்து இருந்து அப்படியே வந்து அந்தக் குளிர் காற்று கீழ இருந்து, மலைகள் நம்ம மேல உக்காந்துருக்கும்போது கீழ இருந்து அந்தக் காற்று அடிக்கும். பயங்கரமா, அந்த அந்த இதுவே வந்து ரொம்ப அதிசயமா, ரொம்ப நல்லா இருந்தது. அ மேகங்கள்லாம் ஏதோ, நம்ம மேல அடிச்சிட்டு போற மாரி ஒரு அந்த வெள்ளையான பனி காத்துதான். ஆனா, அது ஏதோ ஒரு மேகம் போல எனக்கு வந்து உணர்வு ஏற்பட்டுச்சு. சுத்தி பார்க்கும்போது
சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஏன்னா, மலைக்கு மேலன்னு அப்படிங்கும்போது மேகமா கூட இருக்கலாம் இல்லையா?
அ ஆமா, சொல்லுவாங்க. அ, அப்போ ஆனா வந்து நமக்கு வந்து மற்ற இடங்களே தெரியல. அந்த ஊரோ, நம்ம எவ்வளவு உயரத்துல இருக்கோம். அந்த விஷயங்கள் ப வந்து முதல்ல தெரியல, ஏன்னா பனி மூட்டம்னால. அதுக்கப்புறம் ஒரு காத்து இருக்குறோம் உதயம் வந்து ஆரம்பிக்குது. அப்போ, பாத்தா எங்க வீட்டு பெரியவங்களே வந்துட்டாங்க. ஹைய்
நிச்சயமா, நிச்சயமா. ஓ! அவங்களும் மேல ஏறி வந்துட்டாங்க.
ஆமா, அவங்க வந்து. அவ்
ஆத்தாடி! ஆச்சரியமா இருக்கே! <chuckles> உங்களாலேயே, நடக்க முடியல கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா பெரியவங்களும் நடந்து வந்துட்டாங்க!
ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா, சில கல்லூரி மாணவர்கள் வந்து இருக்காங்க. அப்போ, இவங்க உக்காந்து இருக்கிறதை பார்த்துட்டு, "ஏன் இங்க உக்காந்து இருக்கீங்க." அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எங்களுக்கு முடியலன்னா வாங்க வாங்க எங்களோட சேர்ந்து வாங்க," அப்படின்னு அவங்க இவங்களோட பைகளையும் தூக்கிக்கிட்டு, ஏன்னா நாங்க நினைச்சோம், இவங்க உக்காந்துதானே இருக்காங்க, பைகள் எல்லாம் வச்சுக்கிட்டும் அப்படின்னா, அவங்க அவங்களோட பைகளை நாங்க விட்டுட்டுதான் வந்தோம். தூக்கிட்டு இவங்களோட, கைகளை புடிச்சு இவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்து, அவங்க கூட்டிட்டு வந்து விட்டு இருக்காங்க.
சரி. ச ஓ! அருமைங்க, அருமைங்க.
ஆமா. அதனால அவங்களும் வந்து அந்தத் தருணத்த வந்து பார்க்க நேரிட்டது. அந்த உதயம்ங்கிறது எப்படின்னா, அ இவ்ளோ பெருசா இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி நமக்குத் தோணுச்சு. அது ஒரு பிம்பத்த கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க உயரமான இடத்துல போம்போது. அ சூ சூரியன் வந்து பெருசா இருக்கிற மாதிரியும் அ நம்ப அருகில இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்த ஏற்படுத்தும். அதுவும் அந்தப் பனிக்குள்ள இருந்து வரும்பொழுது, ஆம். முதல்ல கொஞ்சம் ஒரு சின்ன அளவுல தெரிஞ்சு, அப்புறம் கொஞ்சம், கொஞ்சம், கொஞ்சமா அது பெருசாக, அந்த இடமே வந்து ஒரு சிகப்பு நிறமா, ஒரு சிறப் மஞ்சள் நிறமா மாறுன மாரி எனக்கல்லாம் தோணுச்சு. அது ரொம்ப அழகா இருந்தது.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னு கேட்டா அது உதயம் வந்து ஆரம்பிக்கும்போது நீங்கச் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிய வரும். ஆனா நம்ம என்னமோ அது கிட்டக்க ரொம்ப அருகாமைல இருக்கிற மாதிரி நமக்கு வந்து உணர்வு உணர்ச்சி இருக்கும்.
ம். ஆமா. அ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா? அது வெளிய வந்து கொஞ்சம் அந்த மேல எழுற வரைக்கும் ஆ நெறைய பேர் வந்து அந்தத் தொலைபேசிய ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. அதை வந்து ரெகார்ட் பண்றதுக்கு. இப்ப நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். <chuckles> சமூக வலைதளங்கள்ல அந்த மாதிரி வீடியோக்கள்லாம். அந்த மாதிரி அ எடுத்த அனுபவமும் இருந்தது. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறதான் கொஞ்சம் பனி விலகி நமக்கு எவ்ளோ உயரத்துல இருக்கோம் அப்டின்னு எனக்குப் புரிஞ்சுது. அது கொஞ்சம் பயமா இருக்
ஓ! அருமைங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ கண்டிப்பா. அது மேல இருந்து கீழ பாக்கும் போது ரொம்பவே பயமா இருக்குமே?
ஆமா. அப்புறம்
இந்த அனுபவம் நீங்கச் சொல்லும்போதே நான் அங்க போயிட்டு வந்துட்டேன். நம்ம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி என்னக் கூட்டு போறீங்க. சொல்லுங்க அடுத்து என்ன ஆச்சு?
<chuckles> <laughs> அடுத்து பார்த்தா? அந்த நகரமே ஏன்னா அ அது வந்து ஒரு பெரிய நகரம். அங்க நெறைய உயர்ந்த கட்டிடங்கள் இருக்கு. ஆனா மேலருந்து பார்க்கும்போது எல்லாம் எவ்ளோ சின்ன சின்ன சின்ன சின்னதா அ ஒரு பெட்டிகள வந்து அடுக்கி வச்ச மாதிரி. சின்ன சின்ன தீப்பெட்டிகள் அடுக்கி வச்ச மாதிரி. அந்த ஊரு அந்த நம்ம அவ்ளோ உயரத்துல நடந்து வந்திருக்கோம்னு. நான் வீட்டு பெரியவங்கல்லாம்
ஆ நிச்சயமா சொன்னீங்க. இந்த அது அந்த உதாரணம் அழகா சொன்னீங்க. தீப்பெட்டிகள் அடுக்கி வச்ச மாதிரி ரொம்ப இத்துணுன்டு துண்ட எல்லாமே இது இது ஒரு நம்மளோட விரலோட சின்நோண்டு அளவு, நகம் அளவு இருக்கிற மாதிரி நமக்குத் தெரியும். மேலருந்து பாக்கும் போது இல்லையா?
<chuckles> ஆமா. அதாவது எங்க வீட்டு பெரியங்களுக்கு எல்லாம் என்னாயிடுச்சுன்னா? அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நான் இவ்வளோ உயரத்துக்கா வந்தேன். <laughs> நான் எப்படி திரும்பி இறங்கி போவேன். ஆனா இறங்குறது ரொம்ப சுலபமா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா ஏறும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். இறங்கும்போது தெரியாது. ஏறும்போது என்னடா இவ்வளவு தூரம் போது, அப்டி நடந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கே. கைலாம் வலிக்குது, காலல்லாம் வலிக்குதுன்னு நம்ம அந்த ஏறும்போது அந்தத் தாக்கம் தெரியும்.
ஆமா. <laughs> கண்டிப்பா.
மலை ஏறுன அனுபவம் வந்து எனக்குமே ஒரு ஒரு தடவ இருந்தது. அப் அப்படிதான் ஆச்சு. ஏறும்போது, "போதும் வேணாம். நம்ம அப்படி ஒண்ணும் போய் நம்ம வந்து அங்க அந்த அருவியில குளிக்க வேணாம்." அப்படிங்கிற மாதிரி, ஆ ரொம்பவே கடுப்பா ஆயிருச்சு ஏர்றது. <chuckles> அப்ப நானு இறங்கும்போது அந்த அன் எ குளிச்சதும் தெர்ல, இறங்குனதும் தெர்ல. வேகமா இறங்கிட்டோம்.
ம். <chuckles> ஆமா. எப்பவுமே அந்த ஏர்ற அந்த ஒரு முயற்சி செஞ்சுட்டோம்ன்னா, அதுக்கப்புறம் அந்த இயற்கையும் அந்த சூழலையும் நம்ப ரசிக்கலாம். அ நெறைய பேருக்கு வந்து அது ஒரு புடிச்ச ஒரு ஹாபியாவே இருக்கும், ட்ரெக்கிங் போறது. எனக்கெல்லாம் அது உடல் ஒத்துழைக்காது. என்னைக்காவது ஒரு நாள் பண்ணும்போது பண்ணலாம். அதுவே ஒரு ஹாபியா எப்படி பண்றாங்கன்னு நா ஆச்சரியமா பாப்பேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா, நிச்சயமா. அது வந்து ஒவ்வொருத்தர பொறுத்து. ஒருத்தருக்கு வந்து நல்லாவே வந்து மலை ஏர்றது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமாவும் இருக்கலாம். அது நடக்குறதுக்கும் அவங்களுக்கு இயல்பா இருக்கலாம். எனக்கு எனக்குமே அந்த மாதிரி <chuckles> நடக்குறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா நான் வந்து உணர்வேன். இந்த மலை ஏர்றதா இருக்கட்டும், அ இந்த மாதிரி நடக்கறத சொல்றேன்.
<laughs> ஆமா, கண்டிப்பா. ஆ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல ஒரு வெளிச்சம் வர வரைக்கும் நாங்க அங்க காத்திருந்து, அந்த அந்த இடத்துல வந்து புகைப்படங்கள் எடுத்தா அவ்வளவு அழகா வந்தது. நம்ம சாதாரணமா உக்காந்து ஒரு புகைப்படம் எடுத்தா கூட அது பார்க்க வந்து, ஒரு பெரிய கேமராக்கள்ள நெறைய லைட்லாம் செட் பண்ணி எடுத்த மாதிரி, அவ்வளோ அழகா இருந்தது. எல்லாரும் உடனே வந்து த மொத்தமா குழுக்களாவும் புகைப்படம் எடுத்தோம். தனித்தனியா அவங்கவங்க குடும்பங்களோட தனி புகைப்படங்கள்ல, அதுவே ஒரு பெரிய செஷன் போச்சு. வீட்டுல எல்லாரும் ஐயையோ
ஆமா. கண்டிப் <chuckles> அந்த புகைப்படங்களுமே வந்து நம்ம வந்து சூரியன கையில புடிச்ச மாதிரி பண்ணுவோம். அந்த நெறைய விதமா வந்து நம்ம அத வந்து காட் காண்பிக்க வந்து முயற்சி பண்ணுவோம், அந்த சூரியன் உதயம் ஆகுறத. அந்த 2 மலைக்கிடையில அது உதயம் ஆகும்போது, நீங்களும் அந்த அதோட சேர்ந்து நிக்கிற மாதிரி, அந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் எடுத்தீங்களா?
<laughs> ஆமா. ஆமாம், அதோட சேர்ந்து நிக்கிற மாதிரி எல்லாம் எடுத்தோம். முக்கியமா அந்தப் பாறைகள், அந்தப் பெரிய அந்த மலை மேல அதுல உட்காந்து எடுத்தாலே, பனிக்காற்று இருக்கும்போது என்னன்னா, நம்ம எப்படி புகைப்படம் எடுத்தாலும் வந்து அது ரொம்ப அழகா இருக்கும். அ நம்ப ஊர்ல வெயில்ல நம்ம வந்து வேர்த்து, விறுவிறுத்து ஏதாவது புகைப்படம் எடுத்தோம்ன்னா நமக்கே, "அது டெலீட் பண்ணு முதல்ல" அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, அது அந்த குளுமையில, அந்த காலை வெயில் நம்ம மேல பட்டு, அந்த எடுத்த புகைப்படங்களும் அவ்வளோ அழகா இருந்தது.
கண்டிப் கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா. நல்லது, நல்லதுங்க. ரொம்பவே வந்து அழகா வந்து நீங்க சொல்றீங்க. அந்தப் பாறைகள் மேல உட்கார்ந்து எடுத்தது வந்து அ நிச்சயமா நீங்க சொல்லும்போது, நான் வந்து உங்க புகைப்படம் எப்படி இருந்தது? அந்த மாரி ஒரு அ கிரியேட்டிவிட்டிக்கு எனக்காக நான் வந்து கொண்டு போயிட்டு வந்துட்டேன். இந்தக் குழந்தைகல்லாம் வரைவாங்க பார்த்தீங்களா, <tsk> சும்மா ஒரு சூரிய உதயம் வரைக்கும் ஸ் வரைய சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்ன்னா, 2 மலையை வரைஞ்சு அதுக்கிடையில சூரியன் உதிர் உதயம் ஆகுறத வந்து வரைவாங்க. அதுதான் எனக்கு வந்து நினைவுக்கு வருது நீங்க சொல்லும்போது.
<laughs> ஆமா. <laughs> கண்டிப்பா. அதாவது அ நான் அ பொதுவா வந்து இந்த மாரி வீடியோக்கள் பார்ப்பேன் நானு. இயற்கை சம்மந்தமா அந்தப் புகைப்படங்களோ, அதை எடுத்த அந்தத் தருணம், அப்படின்னு. நம்ம எப்பயாவது தான் இதை வந்து அனுபவிக்க முடியும். அப்ப நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து, நான் புகைப்படங்கள் எடுக்கமாட்டேன். அதை உட்கார்ந்து ரசிச்சிட்டு இருப்பேன். ஆனா எங்க வீட்டுல மத்தவங்களுக்குல்லாம் அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். பெரியவங்கல்லாம், "வாங்கப்பா போதும்." அ ஏன்னா அவங்களுக்கு ஏறி வந்ததுல பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. "வாங்க வாங்க அடுத்து கீழ போய் சாப்பிடலாம்." அப்படின்னு. அதுவும் அந்த நகரத்துல வந்து காலை உணவு ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்புறம் எல்லாரும் இறங்கி ஆமா. ரொம்ப நல்லா போச்சு.
<chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! அருமைங்க. அதையும் வந்து ருசி பார்த்துட்டு வந்துட்டீங்க. <chuckles>
ஆமா.
இந்த மாதிரி வந்து உங்க அவுஹ் அந்த மலையேறுன அனுபவமா இருக்கட்டும், இந்த சூரியன் உதிச்சத நீங்க பார்த்து ரசிச்ச அனுபவமா இருக்கட்டும், அப்போ உங்களோட பெரியோர்கள் வந்து எப்படி வந்து முயற்சி செஞ்சு இந்த மலையேறுன அனுபவமா இருக்கட்டும், நீங்க வந்து அந்த இடத்துல புகைப்படங்கள் எடுக்கும்போது, இந்த இந்த மாதிரி ஆச்சு அந்த அந்த உ சூரியன் உதிக்கிற ஒ அந்த ஒரு அழக வந்து நீங்கப் பார்த்து நேர்ல பார்த்த அந்த ஒரு அனுபவமா இருக்கட்டும், ரொம்பவே அழகா என்னிடம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கட்ட பேசுனதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிங்க.
உங்களோட பேசினதுல எனக்கும் மகிழ்ச்சி. உங்க நேரத்திற்கு நன்றி.